அ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பண்டிகைக்கும், ஒரு ஒரு தனி சிறப்பு இருக்கு! அப்டின்ற மாரி சொல்லலாம். ஆ சில பண்டிகைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆ ஒரு பழைய காலத்துல இருந்து ரொம்ப அ ஒரு கா பழைய சங்கதிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கதைகள்லாம் நெறையா இருக்கும். சில பண்டிகைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அது தலைமுறை தலைமுறையா அது இந்த கதைகள் வந்து நம்பளுக்கு மாறிக்கிட்டே வரும். அப்டின்னும்போது உங்களுக்கு, அந்த மாரி எதும் கதைகள், மரபுகள் எதுவும் தெரியுங்களா?
ஆம். ஆ எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்குங்க. எப்டின்னா ஆ எங்களுக்கு பாத்தீங்கன்னா, எங்க என்னோடது ஆ திருச்சி மாவட்டங்க.
ஆ, சரிங்க. ஆ, சரிங்க.
அந்த திருச்சி மாவட்டத்தில பாத்தீங்கன்னா, இந்த தை மாதம் வந்து, தைப்பூசம்னு ஒரு திருவிழா வரும் கேள்விப்பட்டுருப்பீங்க.
ஆமா, ஆமா, ஆமாங்க.
அப்போ என்னன்னா, ஆ சமயபுரம் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் கேள்விப்பட்டுருப்பீங்க.
ஆ கேள்விப்பட்
அந்த தைப்பூசை நாள்ல என்ன ஆகுன்னா, அந்த மாரியம்மன் வந்து, அ அலங்காரம் பண்ணி அ ஊர்வலமா ஒரு சமயபுரத்தில இருந்து ய இந்த கொள்ளிடம்னு ஆறு இருக்குங்க.
அ. ம் சரி.
அதுவரைக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் வந்து மாரியம்மன அலங்காரம் பண்ணி ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. அந்த தைப்பூசத்து அன்னைக்கு காலையில.
ஓ! சரி, சரி. ஆனா தைப்பூசம் வந்து முருகருக்கு உகந்த நாள், அன்னைக்கு இந்த அம்மனும் கூட்டிட்டு வருவாங்களா?
ஆமாங்க. இது இந்த ஐதீகம். இந்த கோவிலோட ஐதீகம் அது. அது வந்து வந்துஒரு சுவாரஸ்யமான <chuckles> கதை ஒண்ணு இருக்கு அதுல.
அ. ஆ. சரி, சரி. ஆ. சரிங்க, சரிங்க. ஆ.
அப்டி வந்து வா அம்மன் வந்து ம மாரியம்மன் வந்து கூட்டிட்டு வந்துட்டு, இந்த கொள்ளிடத்தில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரியம்மன் மட்டும் இல்லாம இந்த சமயபுரம் மாரியம்மனோட அண்ணன் தான், ஆ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்ன்னு சொல்லுவாங்க.
ம். சரிங்க. ஓ! சரிங்க. ஆ.
அப்படி இருக்கும்போது இந்த மாரியம்மனோட சேர்த்து, அ அருகில் இருக்கக்கூடிய இந்த அன்பில் மாரியம்மன்னு சொல்லுவாங்க. அது மாரி ஒரு 5 அ அம்மன் ஸ் அ சாமிகள வந்து இந்த மாரி ம வச்சு அ முதன்மையானது சமயபுரம் மாரியம்மன். அவங்களோட அக்கா தங்கச்சின்னுல்லாம் சொல்லுவாங்க, 5 மாரியம்மன். அந்த மாதிரி வந்து பக்கத்து அருகா அருகாமையில உள்ள ஒரு வ அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர்ல இருக்கும்ங்க. இந்த மாரி சுற்றளவுக்குக்குள்ள இருக்கக்கூடிய 5 மரியம்மன்கள வந்து இந்த தைப்பூசம் நாள்ல அலங்காரம் பண்ணி, அவங்கள வந்து கூட்டிட்டு வருவாங்க.
ம், சரி. ஆ, சரி, சரி. ஆ, ஓகேங்க. ஓ! சரிங்க.
கூட்டிட்டு வந்து இந்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில வந்து அ எப்டி சொல்றதுன்னா சென்ட்ர்ல தான் ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குங்க.
ஓ! சரிங்க.
அப்டி இருக்கும்போது அவரு ரெங்கநாதர் வந்து இந்த கரையில இருந்து அ ரெங்கநாதர் வந்து அன்னைக்கி வந்து சாந்திரத்துல கரைக்கி அந்த கரையில இருந்து கீழே எறங்கி வர வர்ற ஐதீகம். இங்க இந்த மாரியம்மன் இந்த 5 மாரியம்மன்களும் இந்த இந்த சைடு கரையில 2 கர இருக்குல்லங்க. 1 ஆறுன்னா 2 கர.
ஆ சரிங்க. ஆமா கா ஒரு ஆற் ஆமா மா கா புரியிது, புரியிதுங்க.
ஆ அந்த சைடுல இருந்து அந்த ஐ 5 மாரியம்மன்களும் அந்த மாரி வந்து, அந்த போ ஆற்றோட நடு மைய பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எடத்ல அன்னைக்கி நைட்டு தங்கிருவாங்கங்க.
அ. ஆமா, ஆம். அம்மனும் தங்கிருவாங்க, அ அந்த ஸ்ரீரங்கம் நாயரும் தங்கிருவாங்க ஆ ஆ அ சரி.
அ ரெங்கநாதர் ஆமா தங்கிருவாங்கங்க. தங்கியிருந்து அங்க வந்து ஒரு பூஜ மாரி ஒரு விழா மாரி ஒன்னு அங்க எடுப்பாங்க. எடுத்துட்டு நல்லா அதாவது சீர்வரிசை குடுக்கிறதுன்னு சொல்வாங்கங்க இதுக்கு வந்து ஒரு அதுல என்ன பண்ணுவாங்க அவரு ரெங்கநாதர் வந்து தங்கச்சிக்கு சீர்வரிசை குடுக்கிறதா சொல்வாங்க.
ஆ சரி, சரி. ஓ! சரி, சரி, சரி. ஓ! இந்த அஞ் 5 பேரும், இவ் இந்த ரங்கநாதரோட தங்கச்சிங்க.
ஆமா. சீர்வரிசை குடுக்குறதுங்க. இப்படிய வந்து அவர் எ அவர் வந்து, அந்த இதில வந்து ஏகப்பட்ட சீர்வரிசை குடுக்குறதா ஒரு ஐதீகம் இருக்குங்க.
ஆ. ஆ சரிங்க, சரி. ஆ சரிங்க, ஆ.
அப்படி குடுக்கும்போது, அந்த 5 அன்னைக்கு நைட்டு அந்த ஆத்துலயே தங்கி இருந்து, அந்த ஒரு விசேஷம் மாரி பண்ணுவாங்க. பண்ணீட்டு எல்லாம் பண்ணிட்டு, அந்த சீர்வரிசையில இந்த கருவேப்பில வந்து குடுக்காம வுட்ருவாருங்க.
ம். சரிங்க. ஆ. ஆ. ஆ. சரிங்க. ஆ நல்லா இருக்கே. <laughs>
கருவேப்பில <laughs> கருவேப்பில குடுக்காம விட்டதுனால
ஒரு சீர்வரிசைன்னா, காய்கள் மாதிரி. அந்த மாரி குடுப்பாங்களா? இல்ல எப்படி? ஆ.
இல்ல இல்ல. சீர்வரிசைங்கறது வந்து, நகை அந்த மாதிரி விஷயங்கள் தான்.
ஆ. அந்த மாரி தானே. அப்ப, இதில கருவப்பிலை வந்திருக்கு.
ஆனா, அவுங்க அதாவது கேளுங்க. இந்த கருவேப்பில குடுக்காதனால, எ அவுங்க அவுங்க தங்கை வந்து, மாரியம்மன் வந்து சமயபுரம் மாரியம்மன் வந்து, கோச்சுட்டு போயிருவாங்க.
ம். ஆ. ஆ. அச்சச்சோ! ஆ நல்லா ஆ. ஆ சரிங்க, சரிங்க. ஆ.
இது தான் ஐதீகம் இது தான் ஐதீகம். இது வந்து, வருஷா வருஷம் நடக்கும். வருஷா வருஷம் தைப்பூசத்து அன்னைக்கு, சமயபுரத்திலருந்து அங்க இருந்து அம்மன கூட்டிட்டு வந்து, இந்த கொள்ளிடம் ஆற்றங்கரையில, இவங்க இந்த இந்த கரையிலருந்து இப்படி வருவாங்க. அவரு ஸ்ரீரங்கப் பெருமாள் வந்து, அந்த கரையிலருந்து அப்படி வருவாரு. 2 பேரும் எல்லாம் ஒண்ணா ஒரு இடத்தில கூடி, அந்த ஒரு அந்த சாமி அந்த இதெல்லாம் பக் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், இந்த விசேஷம். இந்த ஒரு இது ஐதீகம். இது நடந்து அவுங்க கோச்சுட்டு போவாங்க. வருஷா வருஷம் இது நடந்துகிட்ருக்குங்க. நான் சின்ன பிள்ளைகளா இருக்கப்போலருந்து சொல்றாங்க. இப்போ, அது நான் சின்ன பிள்ளையிலன்னு இல்ல, அது எ ரொம்ப வருடங்களா. இந்த கோயில் கட்டுன காலத்திலருந்தே, இந்த ஒரு மரபு வந்து கடைபிடிச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப அருமையா இருக்கும்ங்க. அது ந அந்த நைட்.
ஆ. பேஸ் ம். சரி, சரி. ஆ சரி, புரியுது. ம். ஆ. ம். சரி, புரியுது. அஹா. சரி. <laughs> ஆ. ஆ சரி. இது கண்டிப்பா நீங்க சொல்லும்போதே, எனக்கு ஒரு ஆர்வம் கூடி, "ஒரு நாள் போய் பாக்கணும்." அப்படீன்ற மாரி தான் இருக்கு. இது பக்தர்களுக்குலாம் போய் பார்க்கக்கூடிய, இதா தான் இருக்
அ அனுமதி. ஆமாங்க. எல்லாருமே போலாங்க. நா அதாவது நாங்கல்லாம் இப்ப என்ன பண்ணுவோன்னா, அ சாமி வந்து அங்க சமயபுரத்திலருந்து வருதுன்னா, ஆ பாத்தீங்கன்னா இந்த த ரோட்லலாம் அந்த தண்ணியெல்லாம் தெளித்து, அ அங்க வீட்டுங்களுக்கு முன்னாடி கோலம்லாம் போடுவாங்க. நல்லா கலர் கலரா கோலம் போட்டு, சாமி வந்தவுடனே இந்த தேங்கா பழம்லாம் குடுத்து உடைக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் நடந்துவாங்க நடத்துவாங்க. அதாவது வரும்போது, போகும்போது எதுவும் பண்ணமாட்டாங்க. ஏன்னா, அவங்க கோச்சுக்கிட்டு போறாங்க.
ஆ. ஆ சரிங்க. விட்டுருவாங்க. ஆமா. ஆ சரி. ஆ சாமி வரம்போது. ஆமா. சரியா சொன்
அதனால அந்த அந்த இதுல வந்து எதுவும் பண்ணமாட்டாங்க. இது வந்து <chuckles> கேட்கறதுக்கு ஒரு மாரி ஃப் இதா இருக்கும். நகைச்சுவையா இருக்கும்.
ஆ சரி. சரி. இல்ல, இல்ல. புரியுது, புரியுது. ஆ. <laughs>
ஆனா அது ஒரு ஐதீகமா வந்து இப்போ தொன்று தொட்டு அத பண்ணிட்டுருக்காங்க.
ஓ! சரிங்க, சரிங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு அந்த கதையோட மீதி.
அதுதாங்க அன்னைக்கு நைட் அங்க
கோச்சுக்கிட்டு அவங்க கோவிலுக்கு போயிருவாங்க அவ்வளதான்.
ஒ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த வருஷம் தைப்பூசத்த அன்னைக்கு வருவாங்க. திருப்பியும் இதே மாரி நடக்கும் இது வந்து தொன்று தொட்டு அப்டியே ஒரு மரபா அத கடைப்பிடிச்சிட்டு வராங்க.
ஆ. ஓ! சரி, சரி. கோச்சுட்டு போயிருவாங்க. ஆ. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. இது ரொம்பவே நல்லா புதுமையா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இந்த கதையிலாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்லும்போது தான் எனக்கே ஒரு ஆர்வமா இருக்கு. ஓ! சரி இதையும் பார்க்கணும் அப்டின்ற மாரி ஒரு ஆர்வம் வந்துருக்கு. ஆ அ கண்டிப்பா. இத இத வந்து அ எப்டில்லாம் அத வந்து இந்த மரபுகள வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
ஆமாங்க. நம்ம வந்து சின்ன புள்ளையில இருந்தே அந்த ஊருல இருக்கோங்களா. அங் அருகில உள்ள ஊருல இருக்கறதனால என்ன ஆகுதுன்னா இவங்க வருஷா வருஷம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு சாமி வருங்களா? நம்ம சின்ன புள்ளையா இருக்கப்போ, எ எதனால வந்து சாமி வருது. இன்னைக்கு ஏன் வருது. ஏனா சமயம் கோவில்ல இருக்க சாமி வந்து வேற, ஆ ஊர்வலமா சமயபுரத்தில இருந்து வராதுங்க இவ்ளோ தூரம் வராதுங்க.
ஆ, சரிங்க. அ. ஆமாமா. ஊர்வலமா. ஓ! சரிங்க, சரிங்க.
சித்திரை தேர் ஊர் நடக்குதுன்னா, அந்த தேர் நட போகக்கூடிய வீதியில மட்டும் தான் சாமி வந்து அந்த வீதி உலா கூட்டிட்டு போவாங்க. ஆனா, இது ரொ ரொம்ப தொலைவுல இருக்க ஏரி. ஒரு 7 கிலோமீட்டருங்க.
ம். புரியிதுப் ஆ, சரிங்க.
வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான், இப்படி அம்மன வந்து இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வருவாங்க.
ஓ! சரி, சரி, சரி. அத திருவிழா மாரி நேர்த்த அந்த இது வ இது வந்து திருவிழான்ற மாரி எடுத்து பண்ணுவாங்களா? இல்ல இந்த ஒரு சடங்கு பண்ணனும்ன்றதுக்காக அந்த நேரம் மட்டும் இது பண்ணுவாங்களாங்க?
ஆ. அது வந்து அதாங்க. தைப்பூசத்தன்னைக்கு, அவங்க வந்து சீர்வாங்க போறதா ஒரு ஐதீகம்.
ஒரு ஐதீகம். ஓ! சரி, சரிங்க.
அ ஆமாங்க. அவங்க போயிட்டு அது அதான். அது ஏதோ நடந்து அது நம்ம சொல்லுவோம் இல்லங்க. ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அது ந அ நம்ம நடந்துச்சோ, நடக்கலையோ! ஆனா அது தொண்டு தொட்டு நம்ம மரபா செஞ்சுட்டு வருவோம் பாருங்க. ஆ. அந்த மாரி வந்து அது இப்பவும் பண்ணிட்டிருக்காங்க. நான் சின்ன புள்ளைகளா இருக்கப்போலிருந்து இந்த கத சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு நல்லாருக்கும். "அந்த இப்ப மாரியம்மா இப்போ வந்து அம்மன் வந்து கோச்சுட்டு போவாங்க." அப்படின்னு ஒரு நக்கலா சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கே ஒரு இதா இருக்கும்.
மரபுகள். கண்டிப்பா கண்டிப் ஆ. ஆ. ஆ. கண்டிப்பா, கண் ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து ஒரு நம்ப விளையாட்டு விஷயமா நம்ம பேசுறதா இருந்தாலுமே, அதுதான் <tsk> அது ஒரு உண்மைல! அவங்களுமே அப்படித்தானே அத எடுத்துட்டு வந்துருக்காங்க. அந்த மரபையுமே அப்படி தானே கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றமாரி.
ஆமா, கண்டிப் அண்ணன் வந்து ஏன்னா, நம்ம அ கலாச்சாரத்தில பார்த்தீங்கன்னா, அ அதாவுது பு புகு அந்த நம்மளோ பிறந்த வீட்ல இருந்து, இந்த சீர்வரிசை பண்றதுங்கிறது எல்லார் வீட்டிலயும் பண்றது. அதுவும் முக்கியமா அண்ணன் இருக்காருன்னா, தா அவரு தானே வந்து முன்ன நின்று அந்த கல்யாணத்த நடத்தி வைப்பாரு. அப்படிங்கிறப்போ, அவங்க அந்த அந்த அதுக்கு வந்து சீர்வரிசை வாங்க போறதா அது ஒரு ஐதீகம் ரொம்ப காலமா அத
ஆமா. கண்டிப்பா, கண்டிப் தங்தைகளுக்காக பண்றமடி. கண்டிப்பா, கண்
நடத்திட்ருக்காங்க. ஆமாங்க.
கடைபிடிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இத போல நீங்க உங்களுக்கு வேற ஒரு தனி சிறப்பான மரபுகள் எதுவும் தெரியுங்களாங்க? ஏன்னா இதுவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு புசுசா தான் இருக்கு. அப்பிடீன்ற மாரி சொல்லலாம்.
ஆமாங்க. இதே மாரி அதே சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா, இந்த மாசி மாசம். அதாவது தை மாதத்துக்கு முந்தின மாசம் மாசி மாசங்க.
ஆ. ஆ. சரிங்க. ஆமா, ஆமா, ஆமா.
அப்போ வந்து, இந்த அ மாசி மாசமா எ தெர்ல. இந்த பங்குனி மாசமான்னு தெரில. இந்த எப்பிடி சொல்றதுனா? அந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி வரும் பாருங்க!
ஆ. சரி. ஆமாமா.
அது எந்த மாதம்ன்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. அ அந்த அ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ம்.
எனக்கு தெரியாது.
ஆ. வந்து அம்மன் வந்து விரதம் இருப்பாங்க. பச்ச பட்டினி விது விரதம் இருப்பாங்க.
ஓ! செரிங்க. ஆ.
இந்த நெய்வேதியெல்லாம் காலைல, சாயந்தரம்லாம் கோவில்ல பண்ணுவாங்க. தெரியுங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, கோவில்ல.
ஆமா, ஆமா. பண்ணக்கூடாது. ஆஹா. சரி, சரி.
ஆமங்க. பண்ணாம அம்மன் வந்து விருதம் இருக்குறாங்க. எதுக்காக விரதம் இருக்காங்கன்னா? ஆ இந்த சித்திரை மாசத்துலலாம், ம ம ஏன்னா கோட நாள் தானே! மழை எல்லாம் இருக்காது. அப்பிடி வந்து மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்பிடீன்னு, அம்மன் விரதம் இருக்குறாங்க. பச்ச பட்டினி விரதம். தண்ணீ கூட குடிக்காம, விரதம் இருக்குறதா ஒரு ஐதீகம்.
ஆ. ஆமா. வெயிலா தான் இருக் ம் ம். ஓ சரிங்க, சரிங்க. ஆ.
அந்த நா அந்த சமயத்ல அந்த பங்குனி மாசம் தான்னு நெனைக்கிறேன். அதுல வந்து என்னன்னா, இந்த சிவராத்திரி வர்ற அந்த டைம்ல தான். அ ஒவ்வொரு ஞாயித்துக்கிழமையும் அந்த மாதத்துல அ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்,"பூச்சொரிதல்ன்னு" ஒரு விழா ஒன்று, எங்க இதுல நடக்குங்க.
ஆ சரிங்க. ஓ! சரிங்க. அ அதுக்கு என்ன பண்ணுவாங்க?
அது வந்து பக்கத்துல, அருகில இருக்க அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஊருலயும், ஒவ்வொரு அம்மன் ஏதோ ஒரு சாமி இருக்கும் பாருங்க. பிள்ளையாரோ ஏதோ ஒண்ணு, அந்த சாமிய அலங்கரிச்சு, அந்த டிராக்டர் மாரி வாகனத்ல
ஆமா, ஆமா. ஆ சரி.
நல்லா அப்டியே அந்த சின்ன சின்ன லைட்டா வச்சு அப்டியே நம்ம, அலங்காரம் பண்ணி, தேர் மாரி கொண்டு வருவாங்க பாருங்க.
ஆமாமா.
ஒவ்வொரு ஊருல இருந்தும், இந்த மாரி அலங்காரம் பண்ணி, அ அம்மன இது என்ன அந்த ஊருல, என்ன சாமி இருக்கோ அத வந்து
இந்த பிரசித்தி பெற்ற அந்த கோயில், ஊருக்கான சாமியும் கொண்டு வருவாங்க அலங்கரிச்சு.
எந்த ஊரா இருந்தாலும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500, 600 டிராக்டர்ல ஒவ்வொரு ஊருல இருந்தும், அந்த சாமி அலங்காரம் பண்ணி, பூ எடுத்துட்டு வருவாங்க. பூவ எடுத்துட்டு வந்து அம்மன குளிர்விக்றதுக்காக.
ஆ. ஓ! சரி, சரி. ம். ஓ! சரிங்க, சரிங்க. ஆ.
இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கெழமையும், 5 ஞாயிற்றுக்கெழமை நடக்குங்க. இது ரொம்ப ரொம்ப எங்க ஊருல பிரசித்தி பெற்ற விழா "பூச்சொரிதல்" விழான்னு, ரொம்ப பிரபலமான நிகழ்வு இது.
பார்த்தீங்களா? ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஒரு ஒரு மரபுகளுமே, அது ஒரு மரபா அவங்க சொல்லிட்டு அது யார் சொன்னாங்க? எப்டி சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு விஷயத்த கேக்கும்போது நம்மளுக்கு, ஒரு நெகிழக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. அத வந்து இவ்ளோ ஒரு விழாவா எடுத்து நடத்தம்போது, நம்மளுக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்த தானே குடுக்குது அந்த எடத்துல.
கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ற அந்த பூச்செரிதல் விழா, நைட் 10 மணியில இருந்து காலையில விடியப்போற 6 மணி வரைக்கும், அப்டியே "ஜே ஜே ஜே ஜெ"ன்னு மக்கள் கூட்டம் நடந்து போகும். அந்த
ஆ. வெறும் அந்த பூவ எடுத்துட்டு வந்து சாமிகிட்ட இது பண்ணிட்டு போய்ருவாங்க அவ்வளவுதான்.
ஆமாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு வண்டியிலயும், கொண்டு வந்த பூவ கொண்டு போய் சாமிட்ட கொண்டு போய்ட்டு, அங்க வந்து வச்சிட்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய நிகழ்வுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வந்து, இந்த நான் சொல்றத வந்து நீங்க ஒரு தடவ போய் போய் பாருங்க. பிரம்மிச்சு போய்ருவீங்க! அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும்.
ஆ. ஆ சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா நீங்க சொல்றத கேக்கும்போதே, எனக்கு போய் பார்க்கணும் அப்டின்ற ஒரு ஆர்வம் தான் வருது. அதாவது நீங்க ஒரு <tsk> ஒரு பண்டிகை கால தனி சிறப்பு அப்டின்னா, அத நீங்க எப்டி சொல்வீங்க அப்டின்னு பார்த்தா, அழகா ஒரு மரபுகள வந்து எனக்கே தெரிய உண்மையா சொல்லனும்னா, இத்தன வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மரபுகள்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லலாம். அத வந்து நீங்க சொல்ற ஒரு விதத்த பார்த்து, எனக்கே கண்டிப்பா இப்ப போய் பார்க்கனும் அப்டின்ற, ஒரு ஆர்வம் தான் வந்துச்சுன்னு சொல்லலாங்க.
ஆ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும், ஒவ்வொரு தனி சிறப்பு மரபு கண்டிப்பா இருக்கும். நான் எங்கள் ஊருல இருந்ததுனால, நான் சிறு வயதிலருந்து பார்த்ததுனால, <chuckles> எனக்கு இது வந்து அவ்வளவுதான் பரிச்சயம்.
ஊருக்கு கண்டிப்பா, கண்டிப்பா. சிறப்பு வருகை. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அதனால ஆமாங்க.
ஆமா. கண்டிப்பா நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லணும் அந்த மரபுகளப் பத்தி. உங்ககிட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
உங்கள்ட்ட பேசுனதுல மகிழ்ச்சிங்க நன்றி.